அப்படி வந்ததுக்கப்புறம் ஆமா நெறைய நமக்கு வந்து, ஒரு ஈஸியா, எல்லா விஷயமும் ஓரளவுக்கு, இந்த ஒரு வேள டெபிட் கார்ட் தொலஞ்சிடுச்சுனா போய் மாத்துறதாகட்டும், ஒரு சின்ன சின்ன பரிவர்த்தனைகள். இந்த மாரி விஷயங்கள்லாம், நமக்கு வந்து. அ, நெறையாவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. அதுவும் இப்பவெல்லாம் பாத்துட்டிங்கன்னா, நீங்க சொன்ன மாரி, இந்த கூகுள் பே, இப்பபேன்னு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அ தமிழ்நாட்ல இருந்து ஒண்ணு வந்திருக்கு. அதுவே ரொம்ப நல்லாருக்குப்ப. இந்த போஸ்டல்ல ஒரு ஆப் இருக்குதுங்க, அது பேர் வந்து எனக்கு சரியா தெரில. ஆமா. அது கூட பாத்துட்டீங்கனா, ரொம்பவே நல்லா இருக்கு. அது ஆக்சுவல்லா நான் யூஸ் பண்ணது இல்ல. ஆனா, என் பிரெண்ட் ஒருத்தங்க சொன்னாங்க. இந்த மாரி அது வந்துட்டு ரொம்ப
ஆமா. அம் ஆமா. ம். ஐ.பி.பி.பி ஆமா, ஆமா. இண்டியன் போஸ்டல் பேங்க். ம். நான் பயன்படுத்திட்டுருக்கேன். அதிகமா நான் வந்துட்டு, போஸ்ட் ஆபீஸ் ஆர்.டி போட்றேன். அப்ப அதுக்கு வந்துட்டு, நம்ம <tsk> முன்னாடி மாரி, போஸ்ட் ஆபீஸ் வரைக்கும் போ வேணானு வச்சுக்கோங்களேன். இதிலயே வந்து நம்ம மாத்திகிலாம். ரொம்ப ஈசியா இருக்கு. மாசம், மாசம். ஐ.பி.பி.பி.
ஓ! அந்த செயலி பேரு என்ன சொன்னீங்க? ஓ! ஒகேங்க. இத என் பிரெண்டு தான் சொன்னான். என்னனா சர்வரும் ரொம்ப ஸ்பீடா இருக்கு. இந்த கூகிள் பேள் இப்ப போங்க, சர்வரும் வேல செய்யல. ஸ்லோவா இருக்குன்ற மாரி, அடிக்கடி வருது. ஆனா, அது ரொம்பவே நல்லா இருக்குன்ற மாரி சொல்லிருந்தான். இந்த மாரி விஷயங்கள், நெறையாவே நம்ம லைஃப்ப வந்து, கொஞ்சம் ஈசியாயிருச்சுன்னு தான் சொல்லணும். அ முன்னாடியெல்லாம் பாத்திட்டீங்கன்னா, எல்லா பக்கமும் நம்ம வந்து பர்ஸ் எடுத்துட்டு போணும். பர்ஸ பத்திரமா வக்கணும். சின்ன குழந்தைகள் எல்லாம், ஒரு காசு நம்மகிட்ட குடுத்துட்டாவே ஒரு நோட்புக்ல வச்சு, இல்லன்னா கூட டீச்சர் யாராச்சும் வந்தாங்கன்னா, அவுங்ககிட்ட குடுத்து தான் விடுவாங்க. நம்மளயே நம்ப மாட்டாங்க. இவன் எத கொண்டு போனாலும், தொலச்சுட்டு வந்துருவான்.
ஆமா. ஆமா. அது என்னவோ உண்மதான். இப்ப என்னோட காலேஜ் பீஸ்செல்லாம் வந்துட்டு, ஆன்லைன்ல நானே தான் கட்டனேன். எல்லார்ட்டயும் யோசிச்சு பாருங்க. ஒரு 300 கிலோமீட்டர் எங்க அப்பா அவ்ளோ அமவுண்டு எடுத்துகிட்டு வந்திருக்கணும். இல்ல, அவ்வளவு பெரிய அமவுண்ட்ட என்னை நம்பி குடுத்து விட்டுருக்கணும். அதெல்லாமே ரொம்ப கஷ்டம். அதுக்கு அவர் என் அக்கவுண்ட்
கண்டிப்பாங்க. ஆமா. முன்னாடில்லாம் ஏதோ ஒரு பணம் எடுக்கணும். அந்த மாரி விஷயனாவே எல்லாரும் லீவ் போட்டுட்டு, ஒரு நாள் லீவ் போட்டுட்டு போய், பணம் எடுத்துட்டு வருவாங்க. பேங்க்லலாம் போய்.
அ ஆமா.
ஆமா. இப்பவெல்லாம் பாத்தீங்கன்னா, அ எங்கருந்தும் பணம் அனுப்பிச்சுக்கிறாங்கங்க. ஒ ஒரு ரூமுக்குள்ள இருந்துட்டு பக்கத்து ரூம்லயே இருப்பாங்க. 10 ருவா அனுப்புயா, எனக்கு ரீசார்ஜ் பண்ணணுன்றாங்க. பக்கத்தில இருக்குற ரூமுக்கு ஈஸியா போய்ட்டு, பணம் அனுப்பிறாங்க. இந்த மாரி விஷயங்கள், ரொம்ப வந்து ஈஸியா நடந்துட்டுருக்கு இல்லைங்களா? நம்ம அன்றாட வேலைல?
ஆமா.